ஆ எங்க
அப்ப அந்த சுவை அப்படின்கிறது எப்படி இருந்தது. அந்த வழக்கமா ஒரு. ம்.
எனக்கு அந்த சுவை ஆமாங்க அந்த சுவைய விட அந்த வாசனை தாங்க.
ம்.
அப்படி ஒரு வாசனை வீடு ஃபுல்லா கமகமகமன்னுட்டு உண்மையாலுமே, ஆமா.
மணந்து இருக்கு. அந்த மனம் முழுவதும், ம்.
இந்த சீரகத்துக்கும், அந்த மிளகுக்கும், அந்த தனியாக்கும் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கா மிளகுக்கும் சேர்த்தது அப்படின்றது நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ ஒரு
முதல் முறையா அதாவது உங்களுக்கே ஒரு இது வந்துடுச்சி. நாம் தான் சமைத்தோமா? இல்ல வேற யாராவது சமைத்தாங்களா? அப்படின்கின்ற மாரி இல்லயா.
ஆமாங்க. கரெக்ட் தான். நானே என்னப் பாத்து நானே பெருமப்படு படுத்திட்டேன். "அடடா! இப்படி கூட நமக்குலாம் சமைக்க தெரியுமா?" அப்படின்னுட்டு. அப்புறம் ஒரு பில்டப் தான் எல்லாமே சமையலுக்குலாம் போய்ட்டா எனக்கு தெரியாத? எட்ட போங்க நான் பாத்துக்குறேன். அப்படின்ற மாரி. ஆமா. அந்த பொடி மிச்சமாகிடுச்சு பாத்தீங்களா, அது நான் என்ன பண்ணேன் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் புளிக்குழம்பு வச்சேன். புளி சாந்து வைப்பாங்களேல்ல, நான் சாப்பாட்டில போட்டு கிளறுது. அதற்கு மேல இந்த மீதி இந்த பொடிய தூவி விட்டேன். என்ன இருக்குது இதில ஒரு
ம். புரிது, புரிது. <chuckles> புரியுது. ஆமாங்க. சரிங்க. ஆமா, ஆமா. ம். ஓ! நீங்க நீங்க ஒரு பரிசோதனை அடிப்படையில போய்டீங்க. நான் இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம்.
அ ஆமா. ம். அத தூவி விட்ட பிறங்க கிளறி பாப்பாங்களங்களுக்கு டப்பால போட்டு கொடுத்துட்டு இப்ப கொடுத்துட்டுட்டேன். சாயங்காலம் வந்த உடனே "அம்மா, இன்னைக்கு சாப்பாடு செம்ம சூப்பர்மா, செம்ம டேஸ்ட்டுமா எல்லோரும் வாசனையா இருக்கு, வாசனையா இருக்குன்னாங்க நல்லா இருந்துச்சுமா சாதம்." அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு என்னை ஒரு பாராட்டி ந தள்ளிட்டாங்க. ஆமாங்க. ஆமா. அந்த மாரி ஒரு ம் ஒரு பாராட்டு உண்மையாகவே பாராட்டு வேணும்ங்க சமையல்ல.
ம். ம். ம். ஒரே பாராட்டு பயங்கரமான பாராட்டு மழை அப்படின்கிறீங்க. அந்த இடத்தில. ம். உண்மதான். ஏன்னா, அந்த ஹீட்ல உட்கார்ந்து சமைக்கிறோம். வயிறில ஏன்னா நான் சமைக்கிறபோவே வந்து வயிறில அந்த ஹீட் பட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அத 15 வருஷம் என்ன சமைக்கணும், அதற்கு என்ன காய்கறி வாங்கணும் என்கிறப ஒரு பெரிய மன அழுத்தமும் இதுவா தான் இருக்கும். ஆனா, குடும்பத்திற்காக அத பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுல நெறைய பெண்கள் என்கிறப அது ஒரு பாராட்டு செல்ஃப் அப்ரிஷியேஷன் விஷயம் இருந்தா தான் தொடர்ந்து பண்ண முடியும் இல்லங்களா? இந்த இடத்துல.
அதுதான் நம்மள அடுத்தடுத்து கொண்டு போகும். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க அதும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன பாராட்டிகிட்டே இருக்கணுங்க. அப்படினா தான் என்னால அடுத்த ஒரு இதுக்கு மூவ் பண்ணவே முடியும். இல்லனா நான் அப்படியே சோந்துடுவேன் நானு. இப்ப ஒரு நாள் என்ன பண்ணேங்க, இட்லி செய்யும்போது என்ன பண்ணேன் சரி இட்லியே செய்றோமேட்டு ஒரு இட்லி, ஒரு இடு இட்லி ஒரு 4 தோசை, ஒரு வடை, ஒரு பொங்கல்லாம் செஞ்சு ஒரு மினி டிஃபன் மாரி கொண்டு கொடுத்தேன் அவங்களுக்கு.
<laughs> <chuckles> சரியா சொன்னீங்க. புரியுது. ம். சரி.
அவங்க எல்லாம் சாப்பிட்டு கை கழட்டு உட்கார்ந்துகிட்டாங்க போயிட்டு. எனக்கு வந்தது கோவம் எனக்கு, ஆமா. <chuckles> அப்புறம் அவர் இட்லி பானைய தூக்கி போட்டேன் பாருங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்துட்டு "ம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு டிஃபன்னு. எப்படி பண்ணின? எப்படி ஒரு நேரத்திலேயே பண்ணின? நல்லாயிருந்ததே, சூப்பரா இருந்ததே. நபர் வாய அடைச்சு உட்காந்துருக்கேன் பாரு." அப்படி இப்படின்னாரு. ஓகே ரைட்.
<chuckles> உங்களுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்துடுது. புரியுது. ம். ம். <laughs> புரியுது. அதாவது வீட்ல மசாலாக்கள் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். வீட்ல சமைப்பது எந்த அளவுக்கு முக்கியம், உங்க அம்மாகிட்ட இருந்து நீங்க அத எப்படி கத்துகிட்டீங்க, உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில அந்த சமையலுக்கு பாராட்டுதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்கிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி.

புரியுது. ம். இப்ப இந்த ம்.
அந்தமாரி. அதாவது ம் நெறைய பேர் வந்து மீன் கொழம்புல வந்து பூ இஞ்சி பூண்டு போடமாட்டாங்க.
ஆமா. எப்பவுமே அது வராது. அதுக்கு பதிலா இந்த சின்ன வெங்காயம், புளி கூட போடுவாங்களா? அந்த இதுல, புளி போடுவாங்க. அதுதான் போடுவாங்க. அந்த இதுல.
ஆனா ஆமா. ஆமா. ம். புளி போடுவாங்க கண்டிப்பா. நான் ஆனா அதுல இஞ்சி பூண்டு போட்டு வணக்குவங்க, மீன் கொழம்புல. அது ஒரு வாசனையா இருக்கும். இத நான் எங்க அம்மாட்டருந்து தான் கத்துக்கிட்டேன். அது ஒரு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டா இருக்கும் அந்த கொழம்பு. அந்த இஞ்சி பூண்டோட, அந்த புளியும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறது, உண்மையாலுமே நல்ல ஒரு மனம் குடுக்கும், அந்த சாம்பார் அந்த கொழம்புக்கு.
சரி. அடேங்கப்பா! ம். புரியுது. அதுதான் அந்த தனி சுவை அப்பிடீங்கிறதே குடுக்குது. ம். சொல்லுங்க.
அப்புறம் ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அம் அ பெரும்பாலும் நண்டு வந்து நான் பழகலேங்க. ஆனா, ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் என்னா பண்ணாரு, "இதுமாரி நண்டு அ எடுத்துன்னு வந்திருக்குறேன். செஞ்சு வைம்மா." அப்பிடீன்னு சொன்னாரு. அப்புறம், "இது எனக்கு எப்பிடி செய்றதுன்னு தெரியலயே!" அப்பிடீன்னு யோசிச்சிட்டுருந்தேன். அப்பறம் நானு சில YouTubeலாம் பார்த்துக்கிட்டேன். எல்லாம் செய்ய கத்துக்கிட்டேன். எப்பிடி பண்ணுறதுன்னு பார்த்தேன். எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அவுங்க நண்டு கொழம்பு வச்சது கெடையாது. ஆனா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ இறக்கப் போற டைம்ல மிளகு சீரகத்த நல்லா வறுத்து, அ தனியா கூட சேர்த்து வறுத்தும்மா, பொடி பண்ணிட்டு, இறக்கும்போது நல்லா தூவி விட்டு இறக்கு." அப்பிடீன்னு மட்டும் சொன்னாங்க, எங்க அம்மா.
சரி. சரி. ம். ம். ம். ஆ, சரி. இது வித்தியாசமா இருக்கு. கேள்விப்பட்டதில்ல. ஏன்னா, எப்பவும் சமைக்க ஆரம்பிக்கிறப்ப போடுவாங்க. இறக்கறக்கு முன்னாடி போட சொல்றாங்கங்கிறப்ப வித்தியாசமா இருக்கு. ம்.
சரின்னு சொல்லிட்டுங்க ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. அப்ப நான் என்னா பண்னேன், சரின்ட்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் மிளகு சீ சீரகம், கொஞ்சம் தூக்கலா போ நெறைய அரச்சுட்டேன்னாட்ருக்கு. அப்ப என்னா பண்னேன், அந்த குழம்புக்கு ஏத்த மாரி, அது ஒரு 1/2 கிலோ நண்டு தான். அதிகமால்லாம் இல்ல. அதக் கொழம்பு, அந்த கிரேவிய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இறக்க போற நேரத்தில இந்த பொடிய லைட்டா மேல தூவி விட்டு, ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ட்டு, ஆஃப் பண்ணிட்டேங்க.
சரிங்க. சரி, சரி. ம்.